ஓ! பரவாயில்லையே. ம். <chuckles>
டிரைவர் அந்தப் பொண்ணு லீவு லே நெனைச்சுட்டு வண்டி ஏட்டு பாதி தூரம் போயிட்ட பிறகு தான் அந்தப் பொண்ணு எந்திரிச்சு உக்காருது. அப்புறம் மேல் கண்டக்டர் பாத்து. அய்யய்யோ பொண்ணு. அந்தப் பொண்ணு இங்க தான் இருக்குது. லீவுன்னு நெனைச்சமே அப்டின்னு சொல்லிட்டு அப்புறம் ரிவெர்ஸ் கொண்டு அந்தப் பொண்ண வீட்ல விட்டுப் போனோம். அப்புறம் அந்தப் பொண்ணுட்ட கேட்டார் டிரைவரு, எதுக்கு நீ ஒளிஞ்சுக்கிட்ட அப்டினதுக்கு அதுக்கு நான் என் ஃபிரன்ட் வீட்டுக்குப் போலான்னு இருக்கிறேன் அப்டின்றா அவ அச்சோ! நமெல்லாம் பேசதெல்லாம் உண்மையாவே பண்ணி காமிச்சிட்டாலே அப்டின்ட்டு அப்பல்லாம் கண்ணெல்லாம் பிதுங்கிட்டு வந்துச்சு எங்களுக்கு.
அய்யோ! ஓ! ஆஹா. ஆ. பரவாயில்ல. சின்ன வயசுலயே நறைய ரிஸ்க் எடுத்து அட்வென்சர் பண்ணியிருக்கீங்க நீங்க. இல்லையா? ஆம்.
ஆமா நறைய நறைய த இந்தச் சின்ன சின்னச் சேட்டைகள்லாம் அந்தக் காலத்துல பண்ணும்போது, பண்ணும்போது பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வாங்குற அடி இருக்குதே. அப்ப அப்பப் பா. சொல்லா முடியாது. அந்த அடியெல்லாம்.
ஆ. <laughs> ஆமா, இப்ப இந் திரும்ப அந்தப் பள்ளிக்கூடம்லாம் போனீங்களா? அப்புறமா சின்ன வயசு போன படிச்ச ஸ்கூல்லாம் போனீங்களா?
ஆ போனங்க ஆசிரியரெல்லாம் போய்ப் பாத்து நானு. அவங்க இன்னும் சொல்லிச், சொல்லி காமிப்பாங்க. அவங்க, இந்த மாரி ஆ அன்னைக்கே நீ பூவ போய் பறிச்ச பொண்ணுதானே நீயி அப்டின்னு வாங்க. அவங்க அந்த மாரிலாம் அடிக்கடி ஞாபகம் படுத்தி ஆ பேசுவாங்க பேசுவாங்கங்க. அதெல்லாம் நல்லா இது பண்ணுவாங்க. அந்தக் காலெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த அடி, உதைல்லாம் இல்லாம இருந்தா இந்த மாரிலாம் நம்மளால அ தெரிஞ்சு வந்திருக்க முடியாது. இன்னைக்கு நானும் ஒரு ஆசிரியர் தான். <chuckles>
ம். பரவாயில்ல. பரவாயில்ல. அவ்வளோ ஞாபகம் வச்சிருக்காங்க. பரவாயில்ல. ம். ஓ! பரவாயில்லையே. ஆ நீங்க ப ப உங்க ஸ்டுடென்ட்ஸ்லாம் இதெல்லாம் பகிர்ந்துப்பீங்களா? இந்த மாரி விஷயங்கள்லாம்.
அதனால. ஆ, இல்லைங்க இல்லைங்க. அச்சச்சோ அவ்வளோ தான். ஓ! மிஸ்ஸே. இப்டியா? அப்டின்னுருவாங்க. அவங்க, அந்த மாரில்லாம் சொல்லிக்கிறது கிடையாது. ஆனா, என்ன அன் அந்தக் காலத்துல அந்த அடி, உத வாங்கி தப்பு பண்ணாலும் அத ஒத்துக்கிட்டோம் நம்ம. அந்தத் திறமை நமக்கு அன்னைக்கு இருந்துச்சு. இப்ப குழந்தைங்க தப்பு பண்ணாலும் அதை ஒதுக்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்க, அந்த இது அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. ஆ அந்த மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. 2வது அடிச்ச உடனே பரென்ட்ஸ் வந்து நிக்கறாங்க. ஏன் எங்க குழந்தைய அடிக்கறீங்க? அப்டி இப்டின்ட்டு.
ஆமா. ஆமா. ம். ம். ஆமா, ஆமா. ஆமா. ஆமா. இருக்க மாட்டேங்குது. அய்யோ! ஆமா, ஆமா. அதெல்லாம் ரொம்ப இப்ப மாறிப்போயிடுத்து, எல்லாம் இந்தக் காலத்துல மாறிப்போயிடுத்து.
அந்த மாரிலாம் வளர்க்காம. ஆமா. முன்னெல்லாம் அந்த மாரி இருந்தனால தான் நம்ம நல்லபடியா படிச்சு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம உக்காந்துட்டு இருக்கோம். இப்ப,
ஆமா. ஆமா. ரொம்ப சரியா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்க உங்க பள்ளி கால நினைவுகள்லாம் நல்லா ஞாபகப்படுத்தி நல்லா என்னோட பகிர்ந்துக்கு. ரொம்ப நன்றிங்க.
ம். ம். நன்றிங்க.

பரவால்ல. <laughs> நல்ல ம்.
அப்போ என்ன ஆமா. அப்போ என்ன பண்ணோனாங்க? ம் எங்களுக்கு பெல் அடிச்ச உடனே, அடிச்ச உட ஒரு செகண்ட் கூட க்ளாஸ் இருக்க மாட்டாங்க. உடனே குடுகுடுன்னு இறங்கி ஓடி வந்து மேல போய்ச் சாமிய போய் கும்பிட்டு, அப்புறம் மேல் நாங்க இறங்கி ஓடி வந்துருவோம் கீழ.
ஓ! ஓ! நல்லா இருக்குமே. நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு அனுபவமா இருக்கும் உங்களுக்கு ஓடிப் போயிட்டு. நேரத்துக்குள்ள வரணும்மே வேற.
ஆமா. ஆமாங்க. அப்படி வரும்போது, நேரத்துக்குள்ள வரணும் இங்க. இல்லனா கே கொஸ்ஷின் கேப்பாங்க. எங்க போனீங்க? எ எங்க என்ன பண்ணீங்க அப்படின்டு. அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா
ஆமா. ஆமா. இது உங்களோட என்ன லஞ்ச் ப வ இண்டர்வல்லா, இல்லன்னக்கா சும்மா சாதாரண ப்ரேக்கா அது உங்களுக்கு?
சாதாரண ப்ரேக்குங்க. ம ஒரு 11:00 மணிக்கு ஒரு ப்ரெக் குடுப்பாங்க பாருங்க, அது.
ஓகே. ஆமாமா, ஆமா. அ.
அப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி ப்ரேக்ல இருக்கும்போது, ம் நான் வந்துட்டு, அ மேல போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, நாங்க என்ன பாத்தோம். பூக்கள் பாத்தோம். ரோஜாப்பூ நிறைய பூத்து இருந்துச்சு. அத நாங்க பாத்தோம்.
ம். ம்.
எங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த ரோஜா பூ மேல எப் ஒ எங்களுக்கு ஒரு கண்ணு, அந்த பூ மேல. அதாவது அங்க இருக்கக்கூடிய எல்லார்வீட்லயும் பாத்தீங்கன்னா, பூக்கள் இருக்கும்
ஆமா, ஆமா.
பூ இல்லாதவங்க வீடே இருக்காது. சும்மா நீங்க ஒரு செடி நட்டு வெச்சாலே அழகா பூக்க ஆரம்பிச்சுரும். அது நீங்கத் தண்ணி எல்லாம் ஒன்னும் ஊத்த தேவையே இல்ல. அதுவாவே நல்லா தளர்ந்து வர ஆரம்பிச்சுரும். எங்களுக்கு ஆமா. ம் அப்போ இந்தப் பூக்கள பாத்த உடனே எங்களுக்கு எங்களுக்கு மனசு எங்களுக்கு அடையல. அழகழகா பூத்து இருக்குதுங்க. ரோஜாப்பூ ரெட் கலர் இருக்குது. எல்லோல இருக்குது. வெள்ளையில இருக்குது. அ, இ இதெல்லாம் பாத்த உடனே எங்களுக்கு பிங்க் இருக்குது. எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு எங்களுக்கு என்னமோ எங்கள பண்ணுச்சு. இது எப்படி
பரவால்ல. ஆமா. ஆமா. நல்லா வந்து மலைப்பகுதினால நல்லா பூக்குமோ? ம். ஆஹா! அ. ஓ! நீங்க நீங்க சொல்றது, எ எ எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு அனுபவமா இருக்கு. அ.
<laughs> இதயே. ஆமாங்க. இது எப்படியோ பறிச்சு ஆவனுமே அப்படின்னு, நாங்க என்ன பண்ணோம். மாஸ்டர் ப்ளான் போட ஆரம்பிச்சோம்.
ம்.
அ, என்ன மாஸ்டர் ப்ளான் அப்படின்னா. "ப்ரேக் முடிஞ்சோன மேல போயிரலாம். மேல போயிட்டு கோயிலுக்கு இந்த வாட்டிப் போக வேண்டாம். கோயிலுக்குப் போறதுக்கு பதிலா, நேரா அவங்க வீட்டுக்குப் போயிட்டு, அந்தப் பூக்கள்ல எல்லாத்துலயும் ஒரு ஒரு பூவ பறிச்சுட்டு ஓடி வந்துருவோம்" அப்படின்னு நாங்க எல்லாம் ப்ளான் பண்ணோம். யாரு என்னன்ன கலர் பறிக்கனும்னு முதற்கொண்டு எல்லாத்தையும் ப்ளான் பண்ணோம். "நான் சிவப்பு பறிக்கிறேன். நீ பிங்க் பறி, நீ ரெட் பறி" அப்படின்னு
ம். ம். ஓ. பரவால்ல. அ. ஓ! <laughs> அ. பரவால்லயே. அ.
இந்த மாரிலாம் ப்ளான் பண்ணிட்டு நாங்க இங்கருந்து என்ன பண்றோம் ஒரு நாள் என்னாச்சு? பெல் அடிச்ச உடனே, நாங்க என்ன பண்றோம். ஒடுறோம். மேல குடுகுடுன்னு ஓடிப் போயிட்டு, அந்த ம் கேட்டுட்ட போயிட்டு தள்ளிப் பாத்தாங்க. கேட் பூட்டி இருக்குங்க.
ஓ.

குத்துனுச்சுதாங்க குத்துனுச்சுதான் பெரிய கஷ்டமா இருந்துச்சுதான். எல்லாமே இருந்துச்சுதான். அந்தப் பயத்துல நமக்கு என்ன அப்பல்லாம் அந்த அளவுக்குப் பக்குவம் இல்லீங்களா, போய் இப்படி தான் பறிக்கணுன்டு.
<laughs> ம். பறிக்கணும்னு ஒரு ஆர்வம் மட்டும் இருந்தது மொதல்ல. ம், ம்.
ஆமா. ஒரே ஓட்டம். வீட்டுக்கு இது ஸ்கூலுக்கு.
பரவால்ல!
அப்புறம் பாத்தீங்கன்னா போன உடனயே ஆ போய் எல்லாரும் போய் எங்கள அவுங்கவுங்க ஒரு ப்லேஸ்ல உக்காந்துட்டு எல்லாரும் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்டியே மனசு பட படன்னு இருக்குது. கைக்கால் எல்லாம் வேர்க்குது அப்டியே. ஆனா, அந்த மூஞ்ச எதுவும் தெரியாத மாதிரி வச்சுக்கணும்.
ஓ! ஆமா, ஆமா. சின்ன வயசுலயே இந்த இந்த அட்வென்ட்ச்சர் பண்ணிருக்கீங்க நீங்க. பரவாயில்ல. அ.
அது மாதிரி நான். <laughs> அப்ப நாங்க என்ன பண்றோம். அந்த மூஞ்சுல எதுவும் ஒண்ணும் தெரியாத மாதிரி வெச்சுக்கிட்டு அப்டியே உக்காந்துட்டு இருக்கோம் நாங்க. அப்பப் பாத்தீங்கன்னா ம் இந்த ஆ வ பூவல்லாம் அப்புறம் மதியம் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா, அந்தப் பூ அப்டியே பேக்லருந்து அப்டியே க காமிக்கிறாங்க எல்லா புள்ளைங்களும். அந்த எல்லா பூவும் அழகா வச்சிருக்காங்க. யாரும் தலையில வைக்க முடியாது. அங்க அப்டிலாம் பூவல்லாம் ஸ்கூல்ல வந்துட்டு, ஆ தலைக்கு வந்து வைக்கிறதுக்கு அனுமதி இல்ல எங்களுக்குப் பூவ. அப்போ எங்களோடய ஹெச். எம் அங்க அ ஆமாங்க. ஹெச். எம் ஒருத்தங்க இருந்தாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணோம். இந்தப் பூவ வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அம்மா ஏதுன்னு கேப்பாங்க. நமக்குப் பிரச்சனை வந்துரும். தேவையில்லாம சண்டை வரும் வீட்ல. அதனால அந்தப் பூவ கொண்டு போய் நம்ம ஹெச். எம் குடுத்தரணும் வா. அப்டின்னு நாங்க எல்லாரும் ஐடியா பண்ணிட்டு. ஆமா அந்த ஹெச். எம்.க்கு கொண்டு போய் அந்தப் பூவ அவங்க டேபிள்ல வச்சி வந்தோம். வச்சோம். அவுங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஓ! பூ கொண்டு வந்தீங்களா மா வெரிகுட் வெரிகுட்ன்னு சொல்லிட்டு எங்கள தட்டி குடுத்துட்டு அனுப்பிவிட்டாங்க.
ம். ஓ! ஓஹோ! ஓ! அப்டில்லாம் இருந்திருக்கா ஸ்கூல்? அ, அ. ஆமா. ஓ! நல்லா, <laughs> நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, ம்.

ஓ! கேமரா, கீமரா வச்சிருந்தாங்களோ ஒருவேள, அந்தக் காலத்துல. <laughs> ம், ம், ம். பரவால.
அப்போ அவங்க என்ன பண்ணீக் இல்லீங்க. அந்த காலத்துல எங்கீங்க கேமரா, போனே இல்ல. அந்தக் காலத்துலல்லா. அப்பறம் தாங்க அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, நாங்க தான் அந்த வேலையைப் பாத்துருக்கோம் அப்டின்னு. அப்புறம் பாத்து சரியான அடிங்க. என்னால இன்னும் அத மறக்கவே முடியாதுங்க. போயிட்.
ஆஹா. ம். ஓ! அப்பா, அம்மா கிட்டலாம் சொன்னாங்களா இல்லையா, வெறுமனு அடி குடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாங்களே?
ஆமாமா. உடனே அந்த ஹெச்செம்லாம் அப்பாக்கு ரொம்ப பழக்கம். அதா சொல்றே இல்லைங்களா. எல்லா ஒரே கோட்டர்ஸ்ல வேல செய் இருக்கறவங்க தான். அவங்களோடைய இப்ப அப்பா கூட வேல செய்யறவங்களோடயா வைய்ஃப் அவங்கல்லாம் அந்த மாரி தான் அந்த ஸ்கூல்ல ரன் பண்றாங்க. உடனே அப்பா கிட்ட சொல்லி, அப்பா வீட்டுக்குப் போனோனா. ஆனா அடிக்கல அப்பா. என்னம்மா, இப்படி எல்லாம் பண்றன்னு மட்டும் கேட்டுட்டு உட்டுட்டாரு. ஆனா எங்க கேங் எல்லாதுக்கும் சரியான அடி விழுந்துச்சுங்க. எல்லாம் பின்னாடி அப்.
ஓ! ஆச்சா. ஓஹா. ஆம். ம். அய்யய்யோ! ஸ்கூல அப்டில்லாம் அடிப்பாங்களா அந்தக் காலத்துல? <laughs> ப பரவால பரவால்ல.
ஆ. அந்தக் காலத்துல வ வ வே தோல உருச்சுருவாங்களே. தோல உருச்சுருவாங்க. ம்.
ஆமாமா. ஆனா இந்த மாரி <tsk> தெரியாம் பண்ணிருக்காங்கன்னு ஒரு தடவ வார்ன் பண்ணி விட்ருக்கலாமே. இல்லையா?
அந்த வார்னிங்குக்குலாம் அங்க பேச்சே இல்லீங்க. எடுத்தோனே அடி தான். அந்தக் குச்சு ஒடைற வரைக்கும் நல்ல ஆம்மா. குச்சி ஒடைற வை நான் படிச்ச 3 பள்ளிலயுமே அப்படித்தாங்க. 3 பள்ளியிலுமே பாத்தீங்கன்னா இப்போ அ என்னெல்லாம்? நால் நான் நெறைய அடி வாங்கி இருக்கேன். பனிஷ்மென்ட் அடி எல்லாம் மறக்கவே முடியாது. என்னால இன்னும் ஆம்மா. ஆனா அந்த அடி வாங்கிகிட்டு என் பிரெண்டு என்ன சொன்னா? சரி விடு. நாம இன்னொரு நாள் போயிட்டு அந்த கேட்ட திறந்து பூவை பறிச்சுட்டு வந்துர்லாம் ஓழுங்கா. <laughs>
அவ்வ. ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க போலருக்கு. ம். கண்டிப்பான ஸ்கூலு. ஓ! பரவால்ல. ஆஹா, ம். திரும்பவுமா? <laughs> பரவால்லையே, அவங்களுக்கு ரொம்பவே தைரியம் போல இருக்கு.
அப்டின்னாங்க. ஆமா. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணீட்டு. நாங்க அது ஒரு அடி விழுந்துச்சு தான். ஆனா நாங்க அத பெருசா எடுத்துக்கல. சரி எல்லா, எல்லா மிஸ்சும் இப்படி தான் அடிப்பாங்க அடின்னு நாங்க உட்டோனாங்க. அப்புற பாத்தீங்கன்னா அன்னைக்கி ம்.
ம். சின்ன வயசு அ ஆமா ம். நீங்க அந்தவகுப்ல அ சொல்லுங்க, சொல்லுங்க அ.
அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு 2 நாள் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா 3 நாளு, ஒரு, 1 வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நாங்க வண்டிலலா பேருந்துல எல்லாம் ஒண்ணா போயிட்டு இருக்கோம். அப்போ என் பிரெண்டு சொல்றா நீ ஏன் எங்க வீட்டுக்கு வந்திருக்க கூடாது நைட்டு? நீ ஏன் அவங்க வீட்டுக்குப் போற? அப்படின்டு. உடனே எனக்கொ எங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆமா அப்படின்டு இதுல இன்னொரு பொண்ணு என்ன பண்ணிட்டா? உண்மையாவே நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டா? அவ ஸ்டாப்பிங்ல அவ எறங்கவே இல்லீங்க.
ம். ஓ! பரவால்லையே!